அய்யயோ! அப்ப வேஸ்ட்டு தாங்க அப்போ கஷ்டம்.
<laughs> நிச்சயமா நானும் வந்து, நானே சொல்றேன். தயவு செஞ்சு கேக் வெட்றீங்கன்னா <inhales> சொல்லிடுங்க. எனக்கு அவுட்லாம் வேண்டான்டு நானே சொல்லிட்றேன் என்ன வந்து ப அந்த பிறந்த நாள்கூட பாக்காம, என்ன வந்து தொடைப்பத்த வச்சு பெருக்க விடுறீங்க பாத்தீங்களா! மனசாட்சியே இல்லல உங்களுக்கு அப்பிடின்னு.
<laughs> <laughs> அதானே, அதானே! பாரபட்சம் கூட இல்லாம, ம்.
இதை விட ஹைலைட்டு <laughs> ஆமா இதை விட ஹைலைட்டு என்னன்னா எங்களோட தோழிக்கலாம் வந்து பிறந்தநாள் வரும்போது அவளே கூட்டிட்டு போயி <inhales> 2 கிலோ கேக்க அவளே நான் ஆர்டர் பண்ண வச்சேன்.
<laughs> ஐயய்யோ! அவுங்கள்ட்டயே வ காசு! காசு நீங்களே போட்டீங்களா, அதும் அவுங்களே வா!
<inhales> இதும் ஆ, இல்ல, இல்ல. காசு மட்டும் வந்து நாங்க போட்டுக்குறோம், உனக்கு என்னப் நம்ப அதுனா, எதுனா வந்து அவளுக்கு புடிச்சதா, ந நம்ப நா ஆமா பிடிச்சதான் நெனச்சு நம்ப இது பண்ணோம். அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிக்காம இருந்தா என்ன பண்றது அப்பிடின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்
ஓ புடிச்சது, ஆ. பரவால்லங்க. இதுவும் அவுங்க சாய்ஸ் ஓட குடுத்து நீங்க பண்றதே பெரிய விஷயம்.
ஆமா, நான் 1 சொல்லிட்டேன். உனக்கு 2 கிலோ கேக் வெட்டப் போறோம். உன்னோட விருப்பம், நீ வந்து எதுபோல வேணுமோ நீ சொல்லு அப்பிடின்னா, அவளுக்கு இந்த நட்ஸ் அந்த இதுவெல்லாம் வந்து கேக்கு வந்து ஃபில்லிங் பண்ண ஆ, அது போல நல்லா ஃபில்லிங் பண்றது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால வந்து நானே சொல்லிட்டேன் அந்த ரஜினி படத்தில, மாப்பிள்ளை இவரு தான் இவரு போட்ருக்க சட்டை என்துன்னு வாங்கல்ல <inhales> அதேபோல பிறந்த நாள் இவளுக்கு தான் ஆனா நாங்க கேக் கொடுக்க வந்துருக்கோம். அதுவும் பொண்ணும் இவுங்கள தான் அப்பிடின்ட்டு, அவுங்க கடைக்காரர்கள் ஆமா, கடைக்காரர்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நல்ல ஒரு நட்பு அப்பிடின்னு. அதுவும் அவுங்க என்ன கேட்டாங்கன்னா, அ, பேரு என்ன போடணும் அப்பிடி கேட்கும்போதில்ல, ஆ, "சொல்லு, சொல்லு, பேரு என்ன போட்ணும் 'தம்மா துண்டுன்னு' போட்ருறவா?" அவளுக்கு நாங்க வச்ச பேரு தம்மா துண்டு
ம். ஆ, ஆ இந்த ஹனியோ என்னமோ 1 ம். <laughs> ஆமாமா. <laughs> அதான். அதான் அந்த மாதிரி. <laughs> ஓ! குட்டையா இருப்பாங்களோ?
ஆமாமா, என்னோட தோல்பட்டக்கு கீழ இருக்கும்போது தம்மா துண்டா இருக்கும்போது நான் சொன்னேன், "இல்ல தம்மா துண்டுண்ணே போடுங்கண்ணா" அப்பிடின்னம்போது, "அம்மா உனக்கு ஓகேவாம்மா, உன் பேர் தாம்மா அப்பிடின்னும்போது. அ, அண்ணா! என் பேரு தாண்ணா! போட்ருங்க, போட்ருங்க!" அப்பிடின்ட்டு அவுங்க கிட்டயே வந்து, "ஒரு ரூ.500 கொறயிறமாரி இருக்கு <inhales> நீ என்னா பண்ற ஜிபே மட்டும் அனுப்புச்சு விட்ரு. நாங்க பாத்துக்குறோம்" அப்பிடின்னு, அடிப்பாவிங்களா! இத போலாம் சும்மா விளையாடுவேன். ஆனா வாங்க மாட்டேன் அப்போ
சரி, சரி. <laughs> ம். அச்சச்சோ! <laughs> ஆ, ஆ சரி, சரி. ஆ அவுங்க என்னா சொன்னாங்க அதுக்கு?
ஏன்னா அந் அந்த பொண்ணு